கண்டிப்பா.
ம். அப்பிடிப் பார்க்கிறப்ப
இப்ப பார்த்தீங்கன்னா சவால்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க அவுங்க மாமனார், மாமியார சமாளிக்கிறது ஒரு சவாலாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில ஒ்வ்வொருத்தரையும் சமாளிச்சு நம்ம இப்பவரையும் சமாளிச்சிக்கிட்டே தான் இருக்கோம். இப்ப வரையும் சவாலா தாங்க இருக்கு எல்லாமே!
அது வார்த்தையே இல்லங்க. ம். எது சொன்னாலும் நொட்டை. அது சொன்னாலும் நொட்டை. என் பையன், அந்தந்தக் காய் வெட்டுவது கூட என் பையன் இந்த ஷேப்ல இது காய் வெட்டினா தான் சாப்பிடுவான், அந்த ஷேப்ல வெட்னா சாப்பிட மாட்டான்னு கூட சொல்வாங்க. அதெல்லாம் கடுப்பா இருக்குங்க. <laughs> அதுதான் வயித்துல போய் ஒன்னா கலக்குறதுதான். அது எந்த ஷேப்ல சாப்ட்டா என்ன? அப்பிடின்னா வேணுக்கும்னே நான் எனக்குப் பிடிச்சமாரி தான் கட் பண்ணுவேங்க. இவ் அதுவே அதுவே ஒரு சவால் தான். ஏன்னா அவுங்கள வந்து எப்பிடி எதிர்கொள்றது? அப்பிடின்டு இருப்பேன். ஓ ஒரு சில நாள்ல்லாம் வந்து என்னால தாங்கிக்க முடியாது. நான்லாம் பேசி விட்ருவேங்க. எனக்குப் பொறும பத்தாதா, அதனால பேசி விட்டுருவேன். அதனாலேயே வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வச்சிக்கிறது இல்ல எங்கிட்ட. அமைதியாவே வந்து அ எங்கிட்ட சொல்லத் தயங்கிக்க்கிட்டு கணவர் மூலியமா வரும். அந்த ஒரு நியூஸா இருக்கலாம். அப்பிடித்தான் போயிட்டுருக்கும் என்னோட இது, இது தவிர்த்து
ம். எல்லாம் கடித்துச் சாப்பிட்றதுதானங்க உள்ளே போகுது <laughs> ம். ம். ம். ஆமா. ம். ம். ம். ம், ம். விட்டா தோசையெல்லாம் அப்பிடியே சாப்புட்றேன், பிச்சுச் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ!

ம். குடுத்தேங்க. இந்த மாசம் நான் குடுத்தேன். இந்த வாரம் குடுத்தேன். ரூ.5௦௦௦ குடுத்தேன். அவுங்களே வந்து ய என்ன பாப்பா மாத்தி அனுப்புச்சுட்டியா? அப்பிடின்றமாரி அவுங்க கேட்டாங்க. எனக்கு சங்கடமா இருந்துச்சு. ஐயய்யோ! பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு நான் குடுக்காம இருந்திருக்கேன் அப்பிடின்னு சொல்லிட்டு. எனக்கு ரூ.5௦௦ போதும் நீ வச்சுக்கோ! பையனுக்கு ஏதாவது வாங்கி குடு அப்பிடின்னாங்க. இல்லப்பா! என்ட்ட இருக்குது நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு அதிகமா தான் வந்துச்சு. நான் அத கொஞ்சம் தான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அப்பிடின்னு சொன்னோனா, அவுங்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா பண தேவை அதிகமா இருக்கு. ஏன்னா ரொம்ப கடன் வாங்கினனால அவுங்க ரூ.1௦௦ ரூபாய்க்கு செலவு பண்ணக்கூட சாப்பாடு வாங்கக்கூட அவுங்க யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்மளால ஒரு உதவி பண்ணி அவுங்களுக்கு குடுக்கணும்ல. அதுதான் நான் பண்றேன். அதுவுமே என்னோட கணவருக்கு ரொம்பவே இடையூறா தான் இருக்கு. அது வெளில காட்டிக்க முடியல.
ம். ம். ஐயோ! ம். ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. அ அவருக்கு தெரியாம குடுக்க மாட்டீங்க. தெரிஞ்சு இந்தமாரி குடுப்பீங்களா?
ஏங்க அவரு என்னோட இப்ப நீங்க இப்ப என்னோட என் பேலன்ஸ் எவ்ளோ இருக்குன்னு நான் இப்பிடி எது பொதுவா சொன்னா? அவரு சொல்லுவாரு? அவர் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு, உன் கணக்குல இவ்ளோ இருக்கு அப்பிடின்றுவாங்க.
ஐய்யய்யோ!
ஆமா. நான் ரூ.1 ரூவா பிச்சைக்காரனுக்கு போட்டா கூட அது வந்து நான் அவர்ட்ட வந்து சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்
சரி. இப்ப நீங்க அம்மாட்ட சொ அம்மாட்ட குடுக்கும்போதுலாம் ஒன்னும் சொல்ல மாட்டருல்ல. குடுக்க சொல்லிருவாரா?
நோங்க எப்பிடி சொல்லுவாங்க அங்களால முடியும் கஷ்டமாச்சே அதெல்லாம்?
அப்பிடி எப்பிடி குடுப்பீங்க நீங்க அந்த காச எடுத்து?
நான் இது சம்பாரிச்சேன், நான் குடுப்பேன். இவ நீ ரூ.40,000 வரப்போ ஒரு ரூ.5௦௦௦ வந்து நீ இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கவ ரூ.35, ௦௦௦ கூட நீ எடுத்துக்கோ ரூ.5௦௦௦ நான் ஏ நான் பயன்படுத்திக்கிறேன்னு கூட நெனச்சுக்கோ! ஏ நான் அத குடுத்தே தான் ஆவேன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். ஏன்னா, அவுங்க அம்மா அப்பாவுக்கும் நான் குடுத்தேன் ரூ.5௦௦௦ கொண்டு அவுங்களுக்கும் கொடுத்தோம். அதனால ம்.
கண்டிப்பா.
அதனால வந்து எதுவும் சொல்லல இந்த தடவ. <chuckles> வேற
பரவால்லங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அ நீங்க சவால்கள மீறி அப்பா, அம்மாவுக்கு செய்ய நெனைக்கிறீங்களே, அதுவே பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையிலே. தலை வணங்குகிறேன். உங்களுடைய இதுக்கு. ஏன்னா? அ எ எனக்கு என்னுடைய செலவா நினச்சுட்டு எனக்கு குடு! அந்த ஏத்த நான் அவுங்களுக்கு குடுக்குறேன். அப்பிடிங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயங்க உண்மையிலே. அ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது வாழ்க்கையில கடுமையான சவால்கள் நீந்தி நீங்க ஒரு வேலைக்கு போயும், அ அதையும் சில சிரமங்கள்ல நீங்க பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்கிறத ரொம்ப அ ஒரு வலியோட என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுல்ல. அ எனக்கு ஒரு சந்தோஷம். அதாவது உங்களுடைய பகிர்வுல நானும் ஒரு பங்கேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றிங்க.
ம். <laughs>